அடிமுறையும் நாங்க பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க படையாட்சி, படையாட்சி சால்பட்ட பரம்பர நாங்க. படையாட்சியும் பண்ணுவேன். நான் சால்பட்டாவும் பண்ணுவேன் அப்டி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த வகை வந்து மாறும். ஒவ்வொரு, இந்த திருச்சி, மதுரை அந்த அவுங்க, அவுங்க வீ இதுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரு வந்து மாறும்.
ஆ. ஆஹ. அ, ஓ. அதான், அதான். கேள்வி பட்ருக்கேன் நானு. இதை பத்தின அ, தெளிவு எனக்கே எப்டி இருந்ச்சுன்னா, ஏதோ ஒரு புத்தகத்தில நான் படிச்சு தான் எனக்கு ஞாபகம். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, ம்ஹ்ம்,
அதுப்போல பலவிதமான பேர் இருக்கு. ஆமா. பலவிதமான பேர் இருக்கு. நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து, நம்பளுக்கான ஸ்டைல் வந்து இது பண்ணும். ஃபைட்ல வந்து பயங்கரமா பண்ணுவோம். எந்த அளவுக்குன்னா கொம்பு வந்து 2ஆ உடைஞ்சி விழுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வ அந்த பெரம்பு இருக்கு இல்லையா, அந்த பெரம்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடைஞ்சு விழும். அதுபோல வந்து நாங்க ஃபைட் ரொம்ப அதிகமா பண்ணுவோம். அ
ஆஹ. இப்ப, எப்ப இப்ப தெரியுதுங்க! உங்களுக்கு எப்டி இவ்ளோ தைரியம் வந்ததுன்னு, நானே போதுன்னு சொன்னீங்கல்ல,
<laughs> <laughs> ஆமா. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா
அதான், அதான். ஏன்னா வந்து கலை, இந்த கலையை கத்துக்கிட்டம்போது எப்பயுமே, எதுக்குமே அ பயப்படவே தேவையில்ல. அப்படிதான் இல்லையா?
நிச்சயமா. இந்த கலை வந்து எனக்கு எங்க அங்கீகாரம் கொடுத்துச்சு என்னன்னா, என்னோட கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த அங்கீகாரம்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. நான் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30, 40 மாணவர்களுக்கு, அதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா, படிச்சது வந்து மகளிர் கல்லூரி. அப்டி இருக்கும்பொழுது, நான் வந்து அ, என்னுடைய யூஜி படிப்பும், பிஜி படிப்பும், அங்க தான் முடிச்சேன். அந்த 5 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலை இதுவுல வந்து நான் தான் சொல்லிக்குடுத்தேன் எங்க கல்லூரியில. நெறைய டோர்னமென்ட்டு, நெறைய நெறைய மேட்ச்க்கு இட்டின்னு போயிருக்கேன். ஆமா, அந்த இதுவுல வந்து பாத்தா, நானும் இன்னொரு பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு வந்து குங்ஃபூ தெரியும். குங்ஃபூவும் சேர்த்து வந்து அந்த கலையில, நாங்க தான் இந்த ஃபைட்டிங் இது வந்து, பந்தம் வந்து சொன்னேன் இல்லையா, நெருப்ப வச்சு சுத்துறத்து. அந்த நெருப்பு சுத்துவோம். அந்த தட்டில வந்து தண்ணி வச்சு அந்த, தராசு தட்டு மாரி இருக்கும் இல்லையா, அது சுத்துவோம் அந்த ஸ்டார் வந்து இருக்கும். ஒரு ஸ்டார் மேரி வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து நல்லா அழகா வட்டமிடும். அந்த ஸ்டார் சுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த, அ இந்த மான் கொம்பு இருக்கு இல்லையா!
சரிங்க. அடடா ஆ, அப்ப நீங்க குருவாயிட்டீங்களா? ஆமா. ஆஹ. அப்படியா?

ஆ என்னோட அண்ணா வந்து பாத்தீங்கன்னா, எதனா ஒ உனக்குன்ட்டு ஒரு கலைய நீ வந்து ஏற்ப கத்துக்கிட்ட. உன்னோட ஆர்வத்தில நீ வந்து கத்துக்கிட்ட. உனக்கான ஒரு ஸ்டைல்ன்ட்டு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீ கத்துக்கோ அப்படீன்னும்போது, நா பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு இருக்கும். அவுங்க வந்து ஊக்குவிப்பாங்க. "இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத"அப்படீன்ட்டு, நெறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த கலையை கத்துக்கிறதுக்கு, பொறுமைன்ற ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து, "கொம்பு வந்து 6 மாதம் எடுக்கணும்." அப்படீன்ற மாதிரி, அந்த கிட்ட தான் வந்துட்டு, டக்குன்னு போய்டுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாங்களாம் வந்து உண்
ஆஹா. பரவால்லையே. ஆ. ஏன்னா ஒரு கலைய கத்துக்கிறது அவ்வளோ எளிதானது இல்லையா? குருக்குல கல்விகள்லாம் போய் படிக்கும்போது, எவ்வளோ கடினப்பட்டு தான் 1, 1 கலைகளையும் கத்துட்ருந்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து, ஒவ்வொரு நாளும் வந்து, "இன்னைக்கு அந்த கொம்பு கெடைக்கணும் இன்னைக்கு அந்த கொம்பு கெடைக்கணும்." அப்படீன்னு. கொம்பு கெடைக்கிறன்னைக்கு நீங்க அத சரியா பயன்படுத்திக்ணும், அப்படிதான் இல்லையா?
நிச்சயமா. நிச்சயமா. அ <laughs> நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. பொறுமன்றத்து ஒரு விஷயம் வந்து அது வந்து அந்த ஸ்
அ, ஆனா அதிலேயும் நெறைய வந்து, அ அதுலேயும் வந்து நெறைய கலைகள் வந்து, சப்ல சொல்றீங்களே நெறைய, ஒனக்குன்னு ஒரு ஸ்டைல் கத்துக்கோன்னு.
ஆ. <laughs> ஆமா, நிச்சயமா. நீங்க யார வேணாலும் பாருங்க. சிலம்பம் சுத்துறவங்க எல்லாருக்கும், தனி தனி ஒரு ஸ்டைலுண்ட்டு ஒரு விஷயம் வந்து மேற்கொண்டு இருப்பாங்க. அவுங்களுக்குன்னு தனி ஒரு இதுவு இருக்கும். எல்லாமே நார்மலா இல்லாம, அவுங்க இவுங்களோட ஐடென்டி ஒரு ஸ்டைலு இருக்கணும்.
ம்ஹ்ம். ஆஹா. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் சிலம்பம், அவ்வளதான் தெரியும். அதுக்கு எடையில இவ்வளோ இருக்குங்கிறதே, நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நெறைய இருக்குங்க. அது நம்ம சுத்தும்போது உடலும் சரி, மனசும் சரி, உடலும், ஒரு நம்பளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சரி, ஒரு தைரியமான ஒரு உணர்வும் தரும்.
ம்ஹ்ம். அது போதுமேங்க. உங்களுக்கு வந்து என்னது? பங்சுவாலிட்டி கெடைக்கும். உங்களுக்கு வந்து, பொறுமை தேவைப்படுது. அப்புறம் வந்து நிதானம் தேவைப்படும். இன்னொருத்தங்க அடிக்கும்போது, அத வலியத்தாங்குற பக்குவமிருக்கும். சகிப்புத்தன்மை இருக்கும். இந்த கலையில மொத்தமா இருக்குமேங்க, எல்லாமே வேணும்.